கண்டிப்பாங்க. ஆ அப்புறம் இந்த மாரி நெறைய செய்திகள்ல பாார்க்குறோம். நறைய ஊடகங்கள்ல பார்க்குறோம். இந்த மாரி நெறைய போதை பொருட்களான விஷயம் வந்து அதிகரிக்கிறதுன்னு பார்க்குறோம் இல்லைங்களா? அப்படி இருக்கும் பட்சத்துல ஏன் வந்து அந்த சினிமா வந்து அத கொண்டாடணும்? அதாவது எடுத்து அத உ ஊரள அந்த ஒருஸ் ஒரு 10 சீன் அந் காட்டுற வேண்டிய இடத்துல ஒரு 2-3 சீன் காட்டி மத்த விஷயங்கள் நல்லது காட்டலாம் இல்லையா?
ம். ஆமா. உண்மதான். ம். ம்ஹ்ம். கண்டிப்பா. ஆமாமா. கண்டிப்பா. நீங்க சொல்றது வந்து ரொம்பவும் உண்மையான ஒரு விஷயம். அதுவும் அத நீங்க கரெக்ட்டான விதத்தில அதாவது ஒரு சாப்பாட்டுக்கு எவ்வளோ காரம் இருக்கணுமோ அவ்ளோதான் இருக்கணும். அதே சமயத்துல உப்பு எவ்ளோ இருக்கணுமோ, அவ்ளோதான் இருக்கணும். அத அத வந்து கரெக்ட்டா இன்றைய இயக்குனர்கள் வந்து சரியா பார்க்கறது இல்லங்கற உங்களோட பார்வ வந்து, ரொம்பவும் சரியா இருக்குன்னு தான் சொல்லுவேன் சொல்லுங்க.
கண்டிப்பா. இன்னொன்னு விஷயம் பாத்தீங்க அப்டின்னா ஆ சரி. அ நீங்க ஸ்ட் முதல்ல ஒண்ணு சொன்னீங்க இல்லைங்களா? ஆ அந்த ஒரு பூனைய வந்து காம்ச்சா தானே வந்து நம்ம பார்க்க முடியணும். அதே மாதிரி எந்த சீன் காமிங்க. எதுக்கு பாட்டு இதல்லாம் கூட காமிக்கிறீங்க? ஒரு பாட்டு வந்து விடுறாங்க. அந்த பாட்டுல வந்து அந்த நடிகர் என்ன பண்றாரு? ஒரு கையில வந்து ஒரு பாட்டில வச்சுட்டு. அத குடிச்சுக்கிட்டே வந்து டான்ஸ் ஆடுறாரு. எதுக்கது? இல்லைங்களா?
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஆமா, ஆமா. ம். ம். ஆ. ம்ஹ்ம். சரி. ஆ. ஆமா. உண்ம. ம். அது தேவையில்லாத ஒண்ணு தான். அத கண்டிப்பா அத தவிர்த்துருக்கலாம். அதாவது ம்.
கண்டிப்பா. அப்போ அ என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, நீங்க சினிமாவ வந்து ஆ, இது பழக்கங்கன்னு வந்து இந்த சமூகத்துக்கு கொண்டு வரீங்களா? <chuckles> இல்ல வந்து அ இதில இருக்க லாஸ்ட்டா அந்த 1 செகண்டு அந்த கிளைமாக்ஸ்ல அவரு ஒரு செகண்ட் மெசேஜ் நீங்க உள்ள வாங்கிக்கிறீங்களா? இவ ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு மண் 2 மணி நேரம் கதை சொல்றேங்க. அந்த 2 மணி நேரம் கதையில வந்து லாஸ்ட்டா 1 நிமிஷத்துல ஒரு விஷயம் சொல்றேன். அது ஞாபகம் இருக்குமா? இல்ல அந்த 2 மணி நேரம் கதை ஞாபகம் இருக்குமா?
ம். ம். ஆமா. ஆமா. <laughs> ம். இல்ல. ம். அ. ம். ஆமா. 2 மணி நேரம் தானே ஞாபகம் இருக்கும். கண்டிப்பா. ம்.
கண்டிப்பா. அப்போ அப்டின்னு இருக்கும்போது இந்த மாரி விஷயங்கள்லாம் தவிர்க்கணும் சினிமா. ஆ இன்னொன்னு என்ன அப்டின்னா ஆ இந்த அ இப்ப இருக்க காலகட்டத்துல வர பழக்கத்து கூட இந்த ஜென்சின்னு சொல்றாங்க இல்லையா? அவங்களோட கேரக்டர்கள்லாம் ஏத்த மாரி ஒரு படங்கள்லாம் வருது. அது மாரி படங்கள்ல்லாம் வந்து எதுக்கு சமுதாயத்தல அப்டின்னு வருது. ஒரு உதாரணத்துக்கு, நானு சமீபத்தில ஒரு படம் பார்த்தேன் நானு. அது என்னது இருக்குன்னு பாார்த்தேன். எனக்கு கதை முன்னாடியே தெரியும். அது நல்லா இல்ல அந்த படம் அப்டின்னு சொல்ட்டு. அ எப்டி தான் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா அந்த டியூட் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு.
ஆமா. உண்ம. ம். சரி. ம்ஹம். ஆமா. ம்ஹ்ம். ஆமா. ம்ஹ்ம். அப்டிங்களா? ஒ! சரி, சரி.